அடடா! பயங்கரமான அனுபவமா இருக்குங்க. ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. அ அப்போவே அதாவது முதல் மாச சம்பளம் வந்து, அதை க பணமா எடுத்துட்டு அது வந்து, அப்பா அம்மாவையும் கூட்டிட்டு போனது தான் அதில சிறப்பும். உங்களுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத தருணங்கள்ல ஒண்ணா மாறியிருக்கும் கண்டிப்பா.
நாம்ப ஆமா. நிச்சயமா. அப்ப அவுங்களுக்கு ஏன்னா நான் எப்படியும் அந்த அ வீட்ல இருக்க போறதில்ல. அதனால அவுங்க இருக்கும்போது அவுங்களுக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னா, தினம், தினம் பார்த்து அவுங்களால வந்து சந்தோஷப்படணும்னா, இது ஒரு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அப்படின்னு அவுங்களுக்கு வாங்கி கொடுத்தேன்.
ம். அ. ம். அ. ம்.
அதுக்கு அப்பறமா வந்து. எ கனடா நாட்டுக்கு போ போ வேண்டிய அ சூழ்நிலை.
ஆ.
அங்க போயிட்டு, அங்க வசிக்கும்போது என்ன பண்ணன்னா, அங்கே வந்து முதல் மாச சம்பளம் வரும்போது அம் அந்த நேரத்திலல்லாம் கேட்டீங்கனாக்கா அந்த அ என்ன சொல்றது இப்ப இருக்குற மாதிரியான கைபேசி எல்லாம் கிடையாது.
ம். ஆஹா. ஆ.
ம். அப்ப சாதாரணமான இந்த சின்ன, சின்ன கலர் மொ அ அ தொலைபேசி.
ஓ! வெறும் கீபேட் ஃபோன்ஸ் தான். அ. ம்.
ஆமா. அப்ப இருந்துச்சு. ஆனா அந்த நாட்ல பார்த்தீங்கனாக்கா, அவுங்க வந்து அந்த ஆல்ரெடி வந்து அந்த அ டச் பேட்ன்னு சொல்லுவோ இல்லைங்களா?
ம். ஆ. ஆமா. ஃப் இந்த ஃபெதர் டச்சுன்னுட்டு இருக்கும். அ <laughs> ஆமா.
ஆமா. ஆமா. கரெக்ட்‌டா சொன்னீங்க. அந்த காலத்துல அது வந்து வருது அது.
ம். ஓ! ஓகே, ஓகே, ஓகே. அ.
ம். அப்ப என்னா பண்ணேன் பண்டேன். மு நானும் என் நண்பரும் வந்து, அ அது மாதிரி போயிட்டு ஒண்ணு வாங்குறோம். ஏன்னா இப்ப எங்க அ ஊர்லேயே யார்கிட்டயும் இல்லாத ஒரு விஷயத்தை நாங்க வாங்கிட்டோம். ஒரு பெரிய சாதனை பண்ணிட்டோன்ற ஒரு என்ன சொல்றது அது வந்து சொல்லி புரிய வைக்க முடியாத ஒரு உணர்வுன்னு வச்சுக்கோங்களேன்.
அ. ஓ! <laughs> அ. ஆ.